இப்போ வளர்ந்து வர காலகட்டத்துல பாத்தீங்க அப்பிடின்னா எல்லார் வீட்லயும் வந்து தொலைபேசி, கைபேசி, தொலைக்காட்சி அந்த மாதிரி நிறைய உபயோகப்படுத்துறாங்க. அதுல நிறைய நேரங்கள வந்து மாணவர்களாக இருக்கட்டும், முதியோர்களா இருக்கட்டும், நிறைய வந்து நேரத்த வந்து செலவழிக்கிறாங்க. அப்பிடி இருக்கிறப்போ, இந்த ஸ்கிரீன் நேரம் அத வந்து சமநிலையா வந்து நம்ம வாழ்க்கையில வந்து வச்சுக்கிட்டா எப்பிடி எல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை மாறும், அதை எப்பிடி வச்சுக்கலாம் அப்பிடின்றத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
ஓ! ஆ, கண்டிப்பாங்க. இப்ப போ என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கப் பாத்தீங்கன்னா, நீங்கச் சொன்ன மாதிரி இந்தக் குழந்தைகள் பாத்தீங்கன்னா நிறைய கேம் அடிக்ஷன் அந்தமாரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் கொ ஒ கொஞ்சம் பெரியவங்கன்னு இன்னும் கொஞ்சம் பெரியவங்க இந்த அப்பா, அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த அவ் அ சோசியல் மீடியா யூஸ் நிறையா இருக்கும். ஆ, அதுக்கப்புறம் இந்த இன்னும் கொஞ்சம் இந்த வயசானவுங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஒண்ணு இந்த மெகா சீரியலோ, நியூஸோ, ஏதாவது ஒண்ணு இந்த மெகா சீரியல்ன்னு ஒண்ணு வருது பார்த்தீங்களா!
கண்டிப்பா. ம். ஆமா.
அதை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது ஒரு தடவ போட்ட தொடரையே வந்து அவங்க மீண்டும் போடும்போது அதையும் திருப்பி உட்கார்ந்துட்டு பார்க்கிறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நறைய இருக்கத்தான் செய்யுது.
கண்டிப்பா. அதாவது அதுல இருக்கிறத வந்து உண்மைன்னு நெனச்சு அதுல வந்து ரொம்ப நேரம் வந்து நேரத்த செலவிடுறாங்க இல்லையா?
ஆஹா. ஆமாங்க. அது என்னன்னா அது உண்மை நினைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க சொல்ற கருத்த நானும் கேட்டு இருக்கேன் பெரியவங்ககிட்ட இந்த மாதிரி. நீங்க இதையே பார்த்ததையே திருப்பித் திருப்பிப் பார்க்கிறதுனால உங்களுக்கு என்ன இதுல கிடைக்குது, பயன் கிடைக்குதுன்னு <chuckles> கேட்டு இருக்கேன். அப்ப அவங்க
<laughs> அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க?
அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா வந்து, "அதை அதுல நறைய வாழ்க்கைக்கான கருத்துகள் எல்லாம் ரொம்ப சிறந்த முறையில சொல்றாங்க" அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. "இப்ப ஒண்ணுமே இல்ல". குடும்பத்துல நமக்கு நறைய பிரச்சனைகள் வருது அந்த மாரி பிரச்சனைகல்லாம் நாம எப்படி சமாளிப்போம்? அப்படிங்கிற மாரி நறைய கருத்துகள் சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இதனாலதான் குடும்பத்திலேயே பிரச்சனை வரது என்னுடைய கருத்து.
ஆ. ஓ. ஓ ஆமா. அதாவது நீங்க சொல்றது சரிதான். இப்போ அதுல ஒரு மாமியார் மருமகள் சண்ட வருதுன்னா, அவங்க எப்படி யோசிக்கிறாங்களோ அதே மாரி மாமியாரும் வீட்டில யோசிப்பாங்க இல்லையா?
இல்லீங்களா? ம். ஆ, அருமையா சொன்னீங்க. அதேதாங்க. அதே மாரி மருமகளும் மாமியாருக்கு வந்து எப்பிடி வந்து தீங்கு செய்யலாம்? அப்படிங்கிற நெறைய நெறைய ஐடியா தராங்கங்க. இல்லைன்னு சொல்லல.
ஆ. கண்டிப்பா. இந்தச் சாம்பார்ல உப்பு போடுறது.
ம். ஆமா. அதுவும் நம்ம மாமனாருக்கு ஏதாவது ரொம்ப அருமையா ஏதாவது நம்ம சமைச்சு வச்சோம்னா அதுல உப்பு நிறைய போட்டு நமக்குக் கெட்ட பேரு வாங்கி தந்துடுறது என்ன? அ.
<laughs> கண்டிப்பாங்க. இதெல்லாம் வந்து குறைக்கணும் இல்லையா?
இதெல்லாம் கண்டிப்பா குறைச்சுதாங்க ஆகணும். அது நாம் வந்து ஒரு அது வேணா நமக்கு வந்து ஒரு நகைச்சுவையா நாம சொல்லலாம். ஆனா இந்தக் குழந்தைங்களுடைய இது இருக்கில்லையா, பாதிப்பு இருக்கில்லையா, குழந்தைங்க இந்த ஸ்கிரீன் டைம்ல வர்ற பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிசர்ச்ல சொல்லி இருக்காங்க. 6 ஹவருக்கு மேல, 6 மணி நேரத்துக்கு மேல வந்து தொடர்ந்து டி.வி பாக்கிற குழந்தைங்க இருக்காங்க. டி.வி இல்லைன்னா மொபைல், டிஜிட்டல் இந்த ப்ளூ ரே இருக்கு இல்லையா?
ம். ஆ. சரி. ஆ.
அது பாக்கிற குழந்தைங்களோட கண்ணு ச சிலப்போ வந்து கண்பார்வை இழக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்காங்க.
ஐயய்யோ!
அது என்ன ஆவுதுன்னா, அந்தக் கதிர்னால அவுங்க கண்ணு வந்து ரொம்ப இதாயிருது. அந்த ட்ரை ஆயிருது.
ஓ!
அப்ப ட்ரை ஐ சின்ட்ரோம்ன்னு சொல்லுவாங்க.
புரியுது.
ஆ, இப்ப அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்தக் கேம் விளையாடுற குழந்தைங்கள நீங்கப் பா ரொம்ப இதா இருப்பாங்க. அப்பிடியே அந்த கேம்லயே ஐக்கியமாயிட்டு என்னமோ அவுங்க அதுல பெருசா ப்ளு வெல் ப்ளு வெல்ன்னு ஒண்ணு வந்துச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
ம். ஆ, ஞாபகம் இருக்கு. அதுல கூட நிறைய குழந்தைங்க இறந்துட்ட மாரிலாம் கேள்விப்பட்டேன் ஒரு இதுவுல.
அதனால, ஆ. ஆமாங்க. அருமையா கரென்யா கரெக்டா சொன்னீங்க. எவ்ளோ குழந்தைங்க அதனால போனாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கிரீன் டைமை இவ்வள தாங்கிறது நிர்ணயிக்கிறது இல்ல.
ம். கண்டிப்பா. சிறப்பா சொன்னீங்க.
அதே தான் ஆ, அத் நன்றிங்க. இப்ப அது மாத்தரம் இல்ல. அவுங்க வந்து வேணுன்னா வந்து பேரண்டல் கன்ட்ரோல்ன்னு இப்ப நிறைய வந்திருக்குது சிஸ்டமு.
ஆமா.
அது இப்ப எப்பிடின்னா என்னுடைய அ அலைபேசில இருந்து என் குழந்தை என்னெல்லாம் பாக்குதுங்கிறதையும் என்னால கன்ட்ரோல் பண்ண முடியும்.
கண்டிப்பாக. ஆனா இன்னொண்ணுங்க. ஒரு குறிப்பு, வயது வரைக்கும் அவங்களுக்கு வந்து தொலைபேசி அவங்களுக்குன்னே நம்ம வந்து வாங்கிக் கொடுக்கக் கூடாது இல்லையா?
என்கிட்ட கேட்டீங்கன்னா, வாங்கிக் கொடுக்கணும்னுதான் சொல்லுவேன்.
<laughs> எந்த வயதுக்குள் சொல்கிறீர்கள்?
<laughs> நான் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து சின்னக் குழந்தையிலேயே நான் வாங்கிக் கொடுத்துட்டேன் ஒரு தொலைபேசி. ஏன்னா, அவங்களுடைய ஒரு பொருள் அப்படிங்கிறபோது, இது நீ இவ்வளவு நேரம் தான் வந்து பயன்படுத்தணும். அது நான் பய என்னுடைய மொபைல் நான் எவ்வளவு நேரம் நான் யூஸ் பண்றேனோ, அந்த அவ்வளவு நேரம் தான் நீயும் யூஸ் பண்ணணும்னு அவக்கிட்ட நான் சொல்லிடுவேன். அவங்களுக்கு சொல்லும்போது, அவங்க கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிருவாங்க, கண்டிப்பா.
ஆ. ஆ. ஓ! இதைப் இப்படியும் யோசிக்கலாம் போல. சிறப்பு.
நீ ஆமா. "நீ இவ்வளவு நேரம் பார்த்தேன்னா வந்து நான் உன்னிடம் இருந்து அதைப் பு எடுத்து வச்சிருவேன். உன் கையில இருந்து வாங்கி வச்சிருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கண்டிப்பா வந்து பயப் பயப்படுவாங்க. அதை எதுவும் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் <laughs> அப்ப அந்த மாதிரி நான் இங்க வந்து வீட்ல அந்த மாதிரிதான் நான் செஞ்சுகிட்டு இருக்கேன்.
கண்டிப்பாக புரியுது. ஆனா ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் புடிப்பாங்க, கத்துவாங்க. தரலைன்னா வந்து இப்படியே வீட்டையே 2ஆ க்குவாங்க. அவங்களெல்லாம் எப்படிங்க சமாளிக்கிறது?
அவங்க ஏங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா அம்மாதாங்க வந்து எல்லாத்துக்குமே காரணம். நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கோமா பிள்ளைங்களுக்குங்கிறதை ஃபர்ஸ்ட்டு இந்த பெற்றோர்கள் சிந்திக்கணும்.
புரியுது.
ஆஹ், இப்ப நான் இருக்கிறேன். நான் வந்து எப்ப பார்த்தாலும் WhatsApp என்னோட தோழிகள்கிட்ட பேசிக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் வந்து இந்த டிவி பார்த்துட்டு, எந்நேரம் எனக்கு வந்து மூவி மேல, மூவின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படம் பார்த்துக்கிட்டே இருக்கறேன்னு நான் சொன்னேன்னா, அது பார்க்குற குழந்தை மாத்திரம் கரெக்ட்டா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறது சரியா?
ம். ம். புரியுதுங்க.
அப்ப
நீங்கச் சொல்றதை வந்து யோசிக்கும் பொழுது, ஆமா, இந்த மாதிரி பெற்றோர்கள் நிறைய தவறுகள் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது.
ஆமா. அதுவும் பார்த்தீங்கன்னா, அப்பா எல்லாம் வராங்க பார்த்தீங்களா? அப்பா எல்லாம் வரும்போது, அப்பா கையில அலைபேசி இருக்கிறது. அவருடைய ஆபிஸ் அலுவலகத்தில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கும். அதுக்காகத்தான் வந்து அவர் கையில அலைபேசி வச்சிட்டு இருப்பாரு. ஆனா பாக்குற குழந்தைக்கு அது புரியுமா?
ம். ஆமாம், புரியாது.
அ அப்பா மட்டும் அலைபேசி வச்சிருக்காரு. நான் ஏன் வச்சுக்க கூடாது அப்டிங்கறத அது கேட்கும்போது, அந்த குழந்தைக்குப் புரிய வைக்கிறது பெற்றோர்களுடைய கடமை.
ம். கண்டிப்பா. சிறப்பா சொன்னீங்க. நீங்க உங்க வீட்ல எப்டிலாம் வந்து இந்த நேரம் வந்து உங்க குழந்தைக்குச் சொல்லுவீங்க? இவ்ளோ நேரம் ஒரு நாளைக்கு நீங்க எவ்ளோ நேரம் உங்க குழந்தைக்குச் சொல்லுவீங்க?
ஹேனன். நான் ஒரு ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் கூடச் சொல்லமாட்டேன். ஏன்னா வந்து "நீ ஒரு வாரம் ஃபுல்லா நீ நல்லா படிச்சேனா, சனிக்கிழம, ஞாயித்துக்கிழம நம்ம எல்லாரும் உக்காந்துட்டு படம் பாப்போம்."
ஓ செரி.
ஆனா இந்த வெள்ளிக்கிழமக்குள்ள வந்து நீ எல்லாத்தையுமே முடிச்சிறனும். ஒண்ணுமே பாக்கி இருக்க கூடாது.
ம். சிறப்பு.
அப்டி அ அப்படி சொல்லிட்டோம்னா கண்டிப்பா வந்து அந்தக் குழந்தை வந்து அந்த இலக்க அ போய் எட்டறதுக்காக அது நல்லா வந்து அது ப ப முயற்சி எடுக்கும். அதுல வந்து அந்தக் குழந்தையோட ஸ்கிரீன் டைமும் குறைஞ்சிருது. அதே சமயம் குடும்பத்தோட எல்லாரும் உக்காந்து ஒரு ஒரு படம் பாக்கறதுக்கான ஒரு நேரமும் கிடைச்சுடுச்சு. அதே சமயம் அந்தக் குழந்தைக்கு ஒரு நேரப்போக்கும் கிடைச்சுடுது இல்லையா?
கண்டிப்பா, சிறப்பா சொன்னீங்க. அவங்களுக்கு ஒரு இலக்க வச்சு "நீ இத முடிச்சா தான் உனக்கு இத தருவேன்" சொல்லும்பொழுது, அவங்க இந்த இலக்குக்காக ஓடுவாங்க இல்லையா?
ஆமாங்க. அதே போல, நன்றிங்க. அதே மாதிரி பெரியவங்கள பாத்தீங்கன்னா வந்து, ஏன் அவங்க அவ்ளோ நேரம் வந்து அந்தப் பாத்துத் தொடரையே திருப்பித் திருப்பிப் பாத்துருக்காங்க பாத்துகிட்டு இருக்காங்க. நான் யோசிச்சேன். இப்போ அ நிறைய பேருக்கு வந்து இப்ப இந்த பெரியவங்கள பாத்தீங்கன்னா, துணை இழந்தவங்க தான் நெறைய பேர் இருப்பாங்க. வாழ்க்கை துணை இல்லாம. அப்படி இருக்கும்போது அவங்க யார்கிட்ட போய்ப் பேசுவாங்க? நம்ம நம்ம குழந்தைங்ககிட்ட நமக்கு பேசுறதுக்கே நேரம் இல்ல. அப்போ நம்ம போய் நம்ம அப்பா அம்மா கிட்ட உக்காந்து பேசறதுக்கு நாம நேரம் எடுக்கறமா அப்படிங்கறத யோசிச்சேன்.
சிறப்பா சொன்னீங்க. ம். ஆமா. புரியுது. ம். புரியுது.
அப்படி யோசிச்சபோது <chuckles> ஒரு நாளைக்கு என்னோட மாமியார்ட்ட போய் சோ பேச ஆரம்பிச்சேன். நம்ம வந்து அவங்களுக்கு என்னன்னா வந்து அவங்க பழைய கதைகள், அவங்க வளர்ந்த கதைகள் இதெல்லாம் வந்து பேசறதுக்கான ஒரு தருணம் அவங்களுக்கு வேணும்.
ம். கண்டிப்பா.
அ அப்போ அந்தச் சமயத்துல வந்து, கொ இப்பப்போ கொ பேரன், பேத்தி கிட்ட பேசலாம்ன. அவ குழந்தைகளுக்கு எங்க இருந்து நேரம் இருக்கு. வராங்க. வந்தவுடனே சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே வந்து ஹோம் வொர்க் பண்ணுறாங்க. ஹோம் வொர்க் பண்ணவோண்னே படிக்கிறாங்க. தூங்கிடுறாங்க.
ம். கண்டிப்பா. இப்போ இந்த முதியோர்கள் வீட்ல இருக்குறவங்ககிட்ட நேரம் செலவு பண்றதுக்கே வாய்ப்பில்ல அப்படின்றதுனால தான், அவங்களுமே வந்து இந்தத் தொலைபேசிய ரொம்ப நேரம் பயன்படுத்துறாங்க இல்லையா?
அ வீட்ல ஆ. அ தொலைபேசி ரொம்ப நேரம் வந்து அவுங்க தொலைக்காட்சிய பயன்படுத்துறாங்க இப்ப ரொம்ப.
ஆமா. ஏதோ ஒண்ணு. அ.
அ அதுல தான் வந்து இப்ப நெறைய நேரம் பயன்படுத்துறாங்க. எங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா, இந்த வயசுல, எங்க அப்பாக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இந்த வயசுல வந்து ஒரு லேப்டாப் வாங்கி வச்சுகிட் இருக்காரு.
ஆ. என்ன பாப்பாரு?
ஆனா அதுல என்ன அதுல என்ன? நீங்கக் கேட்ட கேள்விக்குத் தான் நான் பதில் சொல்ல வந்தேன். அதுல என்னனா? அவருக்கு அவருடைய இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லியா? அக்கவுன்ட் டீடெயில் இதெல்லாம் அதுல வச்சுக்கிட்டு, அதே மாதிரி டெய்லி ஒரு எல்லாருக்கும் ஒரு வணக்கம். காலை காலை வணக்கம் அனுப்புறது, இதெல்லாம் அந்த லேப்டாப்ல இருந்து செய்யும்போது அவருக்கு அவ்ளோ சந்தோஷம்.
ஆ. ஆ. ஆ. <laughs> அவருக்குன்னு ஒரு மடிக்கணினி இருக்குறது அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா?
<laughs> ஆமா ஆமா. அவருக்கு அது அவரோட வாழ்க்கைல வந்து வேற குழந்தைகள் எல்லாம் வந்து பிஸியா போன தருணத்துல வந்து அவருக்கு அது ஒரு நன்ம மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
புரியுது, புரியுது. அதாவது அவருடைய இன்பம் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கச் சொல்லும் பொழுதே எனக்குப் புரியுது. அவர் அது குட்மார்னிங்கே அதுல தான் அனுப்புறாரு அப்டின்னா, அந்த அளவுக்கு அத வந்து காதலிக்கிறாரு.
அப்ப அம் ஆ. ஆமாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா, அதுக்காக வந்து ஒரு புதுப்புது போட்டோல்லாம் செலக்ட் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் அனுப்பும்போது, அதை அழகா அதை வந்து ச தேர்ந்தெடுத்து, ஒரு போட்டோவ தேர்ந்தெடுத்து, அதை வந்து அழகா டிசைன் பண்ணி, அதுல சூப்பரா வ பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அ நானும் குடும்பத்தினரும் போட்டு அனுப்புவாங்க, பாருங்களேன். அருமையா இருக்கும். நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமாங்கற ஒரு சந்தேகம் எனக்கே வந்திருக்குது நெறைய.
ஆ. ம். <laughs> அதாவது நமக்கே தெரியல. ஆனா இவருக்கு வந்து தெரியுதே. இவ்ளோ கத்துக்கினாரு இவ்ளோ சீக்கிரத்துல. முற் அதாவது ஒரு பின்நோக்கின காலத்துல போறந்த ஒரு ஒருவரா இருந்தா கூட அப்டின்னு தோணும் இல்லையா?
ஆமா அதுவும் அதான் உ அது அது டைம். நம்மல்ட நேரம். இந்த ஸ்கிரீன் டைமையும் உபயோகமாகப் பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. அந்த ஸ்கிரீன் டைம்ல வந்து தேவையற்ற காரிய வேலைகள் செய்றவங்களும் இருக்காங்க.
ஆ. புரியுது. சிறப்பா சொன்னீங்க. அதாவது, அத எப்படி உபயோகமா பயன்படுத்தணுமோ, அதுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. சிறப்பு. இப்போ, நீங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உபயோகப்படுத்துவீங்க? உங்கள நான் வந்து கேக்குறேன்.
<chuckles> பென் என்ன சிரிக் நான் சொன்னனா நீங்க சிரிக்க ஆரம்பிச்சுருவீங்க இப்போ.
<laughs> அதுக்கு முன்னாடியே சிரிப்பு வருது. சொல்லுங்க.
<snorts> என்னன்னா, எங்க வீட்டுல எல்லாரும் எங்கிட்ட கேக்குற ஒரே கேள்விதான். வீட்டுல மாத்திரம் இல்ல, என்னோட தோழிகளும் கேப்பாங்க. "உனக்குலாம் எதுக்குடி ஒருஃபோனு?" அப்படின்னு கேப்பாங்
ஆ. ஆ. <laughs>
ஏன்னா எனக்கு இன்கமிங்கும் வராது, அவுட்கோயிங்கும் <snorts> போகாது. நான் அதுல ஒரு வேலையும் பாக்கமாட்டேன், ஒண்ணும் செய்யமாட்டேன்.
அப்புறம்! அப்போ நீங்க எப்படி தான் பேசுவீங்க, யாரையாச்சும் தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா?
அந்த நேரத்துக்கு மாத்திரம் யாரையாவது கோஃப் யாருக்காவது எப்பயாவது ரொம்ப அரிது. எப்பயாவது ஒருதடவை எங்க அப்பாவுக்குப் ஃபோன் பண்ணுனா தான் உண்டு. இல்லேன்னா நான் யாருக்கும் எனக்கும் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, நானும் யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன். அதோட பயனு பயன்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, என் கொழந்தைக்கு, ஸ்கூல்ல" இருந்து வந்துட்டா" அப்படிங்கற ஒரு மெசேஜ் வரும் பாத்தீங்களா
ஆ. ஆனா ஆமா.
அதுக்காகத்தான் வந்து எனக்கு முக்கியமா உங்க ஸ்கூல் பள்ளியில இருந்து வர வர அந்த மெசேஜ் எல்லாம் வர்றதுக்காகத்தான் நான் பாக்குறதுக்கு அதை யூஸ் பண்ணுவேன்.
சிறப்புங்க. ஆனா, நீங்கச் சொல்றதே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, இப்ப இருக்கறவங்க வயசானவங்களா இருக்கட்டும், இல்ல இளவட்டமா இருக்கட்டும், இல்ல குழந்தைங்களா இருக்கட்டும், இந்தத் தொலைபேசி இல்லாம இருக்கறதே கிடையாது. ஆனா, நீங்க அதை வச்சுக்கிட்டு உபயோகப்படுத்த மாட்டீங்கன்றத கேக்கும்போதே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா, உங்க நண்பர்களோட, உறவினர்களோட அப்ப எப்படி தான் நீங்க வந்து தொடர்பு கொண்டு பேசுவீங்க? நேர்ல போய்ப் பாப்பீங்களா? அதை எப்படி வந்து சரி கட்டுவீங்க?
ம். என்னைப் பொறுத்தவரைக்கும், எனக்கு நண்பர்கள், உறவினர்கள் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, என் குடும்பத்துல இருக்கிற என் குடும்பத்தைப் பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் கரெக்ட்டா இருக்கும். என்னோட கொஞ்சம் பெரிய குடும்பமா. அதனால வந்து எல்லாருக்கும் சமைக்கிறது, குழந்தைகளுக்கு அவசியம் என்னங்கிறதை பார்த்துக் கொடுக்கிறது, கணவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கிறது. இப்படி இப்படி இருக்க கொஞ்ச நேரம் நான் வந்து செலுத்துவேன். பின்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தச் செடிகள், கொடிகள், இதுகூட இருப்பேன். நிறைய சமைப்பேன். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுகிட்டு இருப்பேன்.
ஓ. ஆ. சிறப்புங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் நேரம்ன்றதே கிட்டத்தட்ட 0 இல்லையா?
அ 0ன்னு சொல்றத விடச் சொல்லலாம். ஒரு 10 பர்சன்டேஜ் சொல்லலாம்.
படம் எல்லாம் பாப்பீங்களா?
படம் பார்ப்பேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்ல, இந்த வா ஒரு வாரம் அ இறுதியில் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஓய்வு அந்த நேரத்துல கண்டிப்பா வேணும். அதனால அந்தப் படத்தைக் குடும்பத்தினரோடு இருந்து ஒரு நல்ல படமா நான் தான் தேர்ந்தெடுப்பேன். ஆனா அந்தப் படம் தொடங்கிப் பாதி வழியில நான் தூங்கி போயிருவேன்.
சிறப்பு. <laughs> சிறப்புங்க. <laughs> நல்ல கருத்துள்ள கதையுள்ள ஒரு படங்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து குடும்பத்தோட குழந்தையோட பாக்குற மாதிரி பாப்பீங்க இல்லையா?
<laughs> ஆமாங்க அந்த மாதிரி படங்கள் 1ஓ, 2ஓ ஆனா நான் கண்டிப்பா அந்த மாதிரி விரும்பிப் பார்க்கிற படங்கள் அந்த மாதிரி தான்.
சிறப்புங்க. அதாவது உங்க ஸ்கிரீன் நேரத்தை வந்து நீங்க எப்படி வந்து குறைச்சு வச்சிருக்கீங்க. உங்க குழந்தைகளுக்கும் அவங்களோட ஸ்கிரீன் நேரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும், எவ்ளோ நேரம் செலவிடணும்? அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லி அவங்க படிக்கிறதுக்கு வந்து எப்படி ஊக்குவிப்பீங்க? உங்க பெற்றோர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து எப்படி வாங்கி கொடுத்து, அவங்க எப்படி உபயோகப்படுத்துறாங்கன்னு பார்த்துச் சந்தோஷப்பட்டீங்க. அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்ககிட்ட இருந்து பேசும்போது நம்மளையும் உங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உங்களோட பேசினதுல வந்து ரொம்ப சந்தோஷம். மீண்டும் பேசுவோம். நன்றி.
அந்த நன்றிங்க.